இது மாதிரி. இல்ல நான் என்ன கேட்க வந்தேன்னா? 1 நிமிஷம் அந்த அது அது நிர் நிச்சயமாக அதை குறித்து நீங்கள் சொல்லத்தான் போகிறீர்கள். அது ஒரு த இது ப் ஆனா இந்த இந்த இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க இல்லையா, அந்த அ ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இந்த இறை நம்பிக்கையை எ வளர்கக்கூடியதான ஒரு சம்பவத்தில, இது இந்த பிள்ளைகளுடைய அ இப்ப நீங்க உங்க உங்களுடைய சம்பவத்தையே எடுத்துக்கொள்ளலாம். அப்பா சொல்லும் பொழுது, உங்களுக்கு எதார்த்தமாகவே அதில ஈடுபாடு காணப்பட்டிருந்தது. நீங்கள் அதை அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். இந்த காலகட்டத்தை வச்சு நம்ம யோசிக்கும் போது, ஒரு வேளை நான் சொல்வது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒரு வேளை, இப்ப நம்ம பிள்ளைகள் அடுத்த தலைமுறையில இருக்காங்க. நெறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அ அதுவே ஆன்மீகத்திலயும், அவருடைய தெய்வ நம்பிக்கையிலும் கூட அனைத்து மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது இல்லையா. அப்படி இருக்கிற பட்சத்துல, அந்த அந்த சிறு அ பிள்ளைகளிடத்தில நாம் இதை சொல்லும் பொழுது, அவனுக்கு அதுல ஈடுபாடு இருக்கா? அவனுங்களுக்கு ஈடுபாடு இல்லையா? இது அவன் சுய உரிமை சம்மந்தப்பட்டதா? அப்படின்ற பகுப்பாய்வு எதாவது நடத்துறீங்களா? ஒரு ஆராய்ச்சி மாதிரியோ, தணிக்கை மாதிரியோ.
ஆமா. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமா. ஆமாமா. நான் வந்து காலை எழுந்த உடனே, நான் வந்து என்னுடைய வழக்கம் என்ன? காலையில எழுந்து காலைக்கடன்லாம் முடிச்சுட்டு, கோலலாம் போட்டு, நான் பூஜை ரூம நான் வந்து, அ விளக்கு ஏத்தி, நான் சாமி கும்பிட்டு நான் உக்காந்து படிக்கம்போது, என் மகனும் என்னை பாத்து தானே வளர்றாங்க? நான் அ கட்டாயப்படுத்தல நான் கட்டாயப்படுத்தல என்னான்னா, காலையில எழுந்தோன்னே, குளிச்ச உடனே போயி என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத, அவுங்க அப்பாவும் நானும் செய்யறதை பாத்து தான் அவுங்க செய்யுறாங்க.
ம்ஹ்ம். அ அதனால அவனுக்கு நான் நெனச்சேன். ஆம். ம். சிறப்பு! சிறப்பு. ம். அதனால அவனுக்கு அது
ஆ, அதனால நான் வந்து, கட்டாயமா இல்லை. ஆனா அது கதைகள் மூலியமா, இப்படிலாம் வந்து இருந்தது. அ மகாபாரத கதைகளா இருக்கட்டும், பகவத்கீதையில இருக்கிறதா இருக்கட்டும், உபதேசங்களா இருக்கட்டும், இப்டி சொல்லும்போது, இப்படிதான் இருக்கா? ஓ! இந்த உலகமே வந்து, இவுங்க கீழே தான் இருக்கா? எப்படி உருவானுச்சு? பூமி இப்படி ஆச்சு! எப்படி நமக்குள்ளே இப்படி இருக்கு? அறிவியல் ரீதியாவும், அ ஆன்மீக ரீதியாவும் இந்த 2மே இப்படிதான் நடக்குது, அப்படிங்கிறத நாங்க சொல்றோம்.
ஆ. ம். ம்ஹ்ம். ம். ம். சிறப்பு. அதான் இந்த மாதிரி
அப்போ அவுங்க எ எளிதா புரிஞ்சுக்குறாங்கன்னே நான் சொல்லலாம். அ.
அதான் மொதல் சொன்ன விஷயம் தான். நம்ம வாழ்ந்து காட்டும் போது, அதுகளுக்குள்ள, அவர்களுக்குள்ள, அந்த ஈடுபாட்டை கூட நம்மளால ஏற்படுத்த முடியும். வராத ஈடுபாட்டை கூட நம்ம வந்து எ ஏற்படுத்த அது தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும்போது, சொல்லுகிற விஷயத்திலே நான் எப்படி இருக்கிறேன்? உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா? அதன்படி நான் வாழ்ந்து காட்டுகிறேனா? என்பதை அவர்களுக்கு காட்டும்போது, இது சிறப்பாக இருக்கும். உண்மையிலயே அவுங்களுக்கு ஈடுபா அதுதான் உண்மதான். இப்ப ஒரு தாயும் தகப்பனும் சாமி கும்பிடுற விஷயத்துல எந்த விதமான செ காரியங்களையும் ஒரு விருப்பத்தையும் காட்டாமல், எதார்த்தமா அவருடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கும் பொழுது, அந்த பிள்ளைக்கு அத குறித்த அறிவே வந்திருக்காது இல்ல! அப்ப திடீர்னு போயி அதை நம்ம அந் அந்த சாமி கும்பிடுற மதிப்புக்குரிய விஷயத்தை புகுத்தும்போது. "என்னா? இது எனக்கு இது எதுக்கு?" அப்படின்ற கேள்வி எல்லாம் வரும். இப்ப அதுக்குண்டான வேலையே இல்லாம போயிடுச்சு. சிறப்பு.
அ. ஆ. ம். ஆமா. இல்லை நீங்க சொல்ற மாரி இப்போ தொழில்நுட்பங்கள் நெறைய வளர்ந்துருச்சு. நாம வந்து இப்போ போயி, "நீ என்னான்ன, சாமி கும்பிடு! இவ்வளோ நேரம் உக்காந்து கும்பிடு"அப்படின்னா, "இவ்வளோ நேரம் உக்காந்து கும்பிட்டா, அந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு சக்தி இருக்கு இல்லையா? அது நமக்கு கெடைக்கும் உனக்கு வேணுன்னா வா." அப்படிங்கிற மாரி தான். ஏன்னா இன்னைக்கு ஃபோன் இருக்கு பாரு பாத்தீங்களா? அது வந்து எல்லாரையும் மாத்துது.
ஆம். ஆமா. ம். அனுபவிக்க முடியும். ம். ம்ஹ்ம்.

அதான், கடவுளை குறித்த புரிதல். அத இறை சக்தியை குறித்ததான அறிவை பிள்ளைக்கு புகுத்துறது, அத அந்த மதிப்பை கடத்துறது, அதுக்கடுத்து உயிர்களை துச்சமாக எண்ணாமல் அவைகளையும் மதிப்பது. இந்த 2 காரியங்களும், இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தோடு, அழகாவே சேர்ந்து உள்ள புகுத்துறீங்க, சிறப்பு. அடுத்து இன்னும் அதான், சமுதாயத்துல வேற என்னெல்லாம் தேவையாக இருக்கும்? இந்த மதிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களை, பிள்ளைகளிடத்திலே நம்ம தலமுறைக்கு, அடுத்த தலமுறைகளுக்கு கடத்துறதுல, இன்னன்னவற்றை குறித்து, இவைகள எல்லாம் நம்ம செய்யலாம் என்று ஏதாவது உங்களிடத்தில் வேறுபட்டு
ம். ஆமா. ஆமா. ஆமா. இன்னொன்னு, ஆ, அதாது இப்பலாம் வந்து தனியா பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி 1 இருக்கு. தனியான்னா, யாருக்கூடையும் எதுவும் பேச தேவையில்ல. நம்ம கையில ஒரு ஃபோன் இருக்கு அப்படிங்கிற மாரி, இன்னக்கு பெரியவங்களுக்கே இருக்கு. அப்போ கூட்டா சேர்ந்து வாழணும், எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், அப்படிங்கிற ஒரு மரபே இப்ப இல்லாம போயிடுச்சுன்னு நெனக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு.
ஆஹ. ம்ஹ்ம். ஆமங்க, ஆமா. அ உறுதியா சொல்லுவேன்.
அது வந்து நமக்கு எவ்வளோ முக்கியம், ஒற்றுமை நமக்கு எவ்வளோ முக்கியம், நம்ம வந்து இந்த மாடு கதைகள்லாம் சொல்றோம், ஆனா வந்து, ஒற்றுமையா இருந்தா நிஜமாவே சாதிக்க முடியும். உன்னால எல்லா நாட்களிலயும் ஒற்றுமையா இருக்க முடியலன்னாலும், முடிஞ்ச வரைக்கும் கெடைக்கும்போது அத வந்து நம்ம பயன்படுத்திக்கணும், விழா காலங்கள்ல நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும். ஒண்ணு சேரும்போது மத்த விஷயங்கள்லாம் யோசிக்காம, அவுங்க கூட வந்து நேரத்தை செலவு பண்ணி நம்ம வந்து இருக்கணும், அப்படிங்கிறதா இருக்கட்டும், அந்த குடும்ப குடும்பத்துக்கான வழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாவே இருப்பேன். ஏன்னா நான் போய் தெரிஞ்சுக்க பாப்பேன், அவுங்களும் கூட இருப்பாங்க.
ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். சரி. ஆ. ஆம். ஆமா. ஆமா.
அப்ப நம்ம கூட வச்சுக்கும் போதே, அவங்களுக்கு அது புரியும்னு நெனைக்கிறேன். ஒண்ணும் இல்ல பக்கத்தில நின்னாலே போதும் அதனுடைய மதிப்பு,
உ நம்ம மற்ற உறவு அமா உறவுகளோடு கூட எப்படி மதிப்போட நடந்து கொள்கிறோம். நம்ம பெரியவங்கள நம்ம எப்படி அணுகுறோம். சின்னவங்கள்ட்ட எப்படி, அவுங்களுக்கு குடுக்க வேண்டிய மரி மரியாதைய எந்த விதத்தில, அன்பு பாசத்தில நம்ம குடுக்குறோம்? அதாது ரொம்ப அலட்சியமா எண்ணாம, அவுங்களுக்கும், சின்னவங்களா இருந்தாலும் ஒரு மதிப்பு கொடுக்கப்பட வேண்டியதா இருக்கு, இல்லயா! அந்த மாரி. இப்ப இப்படி விஷயங்களெல்லாம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்றீங்க, இல்லயா!
ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமாமா. ஏன்னா வந்து ஒற்றுமையா இருக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை குடுக்கணும் ஒண்ணு, இன்ணொன்னு வந்து உனக்கு யாராவது, ஏதாவது சொ குடுத்தாங்கன்னா, மொதல்ல நன்றி சொல்லணும். அத நன்றி சொல்றதோட இல்ல, அவுங்க அத செஞ்சாங்கங்கிறத நீ மறக்கவே கூடாது.
ம். ம்ஹம். ம்.

இப்ப நீங்க சொன்னதுலேருந்தே எனக்கு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கங்களேன். இது நம்ம நம்ம குடும்பம் உங்க குடும்பம்ன்றத விட்டுருங்க. ச அப்படியான ஒரு பிள்ளை. எப்பவுமே இந்த டெக்னாலஜியில அடிமையாயிருக்கு, இந்த இன்டர்நெட் கைபேசியில. நல்லா ஒரு என்ன சொல்றது? எப்பவுமே ஈடுபாடு இருக்கிற ஒரு பிள்ளை. நேர்மறையா இருக்கிறவன கூட இருக்கலாமே? வெறும் பொழுதுபோக்கு அம்சங்களை பார்க்காம, அ ஒழுங்கு காரியங்கள், அ செய்தி தேர்வு, இவைகளை எல்லாம் பார்த்து அறிவு வளர்த்துக் கொள்ளக்கூடியதான ஒரு பக்குவத்துல இருக்கற கொழந்தை. இந்த விஷயத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு பதிலை சொல்லும் பொழுது அவனுக்கு ஏ எப்படி சொல்லி இந்த அ உண்மையான இந்த உயிரோட்டமான வாழ்வியல் பா ஆன்மீக வாழ்வியலை சொல்லிக் கொடுக்க முடியும்? அதான் ஒருத்தன் சொல்றான் "ஒரு குழந்த, அம்மா இதுல எல் இதை குறித்து எல்லாமே இருக்கு" ஆ. ஆஹ.
அதான். இல்ல இல்ல எனக்கு என்னன்னா? இப்ப வந்து நெறைய சமூகங்கள்ல எப்படி நடந்துட்டு இருக்கு வீடியோலலாம், யாரு எதை வேணாலும் அடிச்சாலாம் தப்பே இல்ல. எத வேணாலும் வந்து உடனே ஒரு பூச்சியில வந்து "பூச்சி அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல" அப்டிங்கிற மாரி. அதுதான் என் மகனுக்கு நாங்க சொல்லிக் குடுத்தது என்னன்னா? இ சின்னதுலேயே சொல்லிக் குடுத்துருக்கோம். "இப்ப வந்து நீயே பாரு. இப்ப ஒரு உயிரு. எதுவா இருந்தா என்ன? எறும்பா இருந்தா என்ன? வேறு எந்த உயிரா இருந்தா என்ன? அவங்களுக்கும் உயிர் தான் இருக்கு. அவங்கள நீங்கனா அடிச்சிங்கன்னா பாவமா, பாவம் இல்லயா?"
ம்ஹம். ம். ம்ஹம். ம். ம்ஹம். ம்ஹம். கண்டிப்பா.
இப்ப நான் நெறைய பார்க்கிறேன். பள்ளிக்கூடங்கள்லாம் போகும்போதே, ஏதாது பார்த்தாலும் உடனே அடிச்சிறது. மத்தவங்க கிட்ட அடிச்சிட்டாலும் வந்து மன்னிப்பு கேட்கிற பழக்கங்கள்லாம் இல்ல. ஒரு உயிர வந்து ஓடனே வந்து, அ நம்ம சாகடிச்சிடலாம் அப்டிங்கிற மாரி கொழந்தைங்க இருக்குங்க.
அப்டினு நம்மலே அவனை. ம்ஹம். வழி செய்கிறது. அதிகமாக எண்ணி ஓடனே அதை நசிக்கி அப்படியே கொன்னு. ஒரு எறும்பு கடிக்கிறதுனா, "அதுக்கு ஒரு உயிர் இருக்கே அதுக்கு ஒரு வாழ்வு இருக்கேனு" யோசிக்காம ஆ, ஆமா.
ஆ அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் சொல்லுவேன் "சின்ன கொழந்தையா இருக்கும்போது, எறும்புலாம் வந்ததுனா எறும்புக்கு தான் நம்ம சாப்பாடே போடுறோம். காலையில கோல, கோலம் போடும்போது. நம்ம வந்து சாப்பாடு ஆகும் அந்த ஜீவராசிகளும் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக தான். அத போய் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்து இந்த மாரி இருக்கக்கூடாது. யாராவது உதவியா தான் இருக்கணும் ஒழிய, அவங்க இதுக்கு நம்ம வந்து காரணமா இருக்கக்கூடாது. இது இந்த மாரி பாவமா போய் சேரும். அடுத்து நீ என்ன செய்றீயோ, அதுதான் உனக்கு கெடைக்கும். அப்டிங்கிற மாரி இது சைன்டிஃபிக்கா இருந்தாலும் சரி. நியூட்டன் லால்ல நீ வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி. ஏன்னா அதுவும் அப்டிதான் இருக்கு இல்லயா? நீ என்ன குடுக்குறியோ அதுதான் உனக்கு திரும்ப கெடைக்கும்" ம்.
ஆ. ம்ஹம். ம்ஹம். ம்ஹம். ஆமா. சரி. ஆமா ஆமா. திரும்பிக்கிட்டு நிக்குது. ஆமா. சரிதான். ஆமா.
ஆ அதுதான். அத நான் சொல்லுவேன். அப்போ சைன்டிஃபிக்கா சொல்லும்போது அவங்களுக்கு இன்னுமே வந்து ''ஆமால்ல, அம்மா சொல்றது சரிதான்'' அப்டிங்கிற மாரி ஒரு இது வருது.
அதை கோர்வை கோர்த்து, இறைத்து அவர்களுக்கு புரிய வைக்கிறது நல்லது இல்லையா? ஆ நிச்சயமா. அதை,
ஆ ஆமா. ஏன்னா வந்து இந்த பாவமா நம்ம வந்து ஆன்மீகத்தில பார்க்குறோம். ஆன்மீகத்தில வந்து "இந்த உயிர்கள வந்து இப்படி பண்ணக்கூடாது, அடுத்தவங்க மனச வந்து புண்படுத்தக்கூடாது, அ இந்த நேரங்களில இதெல்லாம் செய்யக்கூடாது பாவம்" அப்டின்னு சொல்றோம். ஆனா அதேதான் வந்து அறிவியல ரீதியாவும் இப்படி தான் இருக்கு. அதனால தான் நம்ம அது வந்து கடவுள் பேரை சொல்லி பயமுறுத்தி நம்மள கும்பிட வைக்கிறாங்க. அப்டிங்கிறத நான் ரொம்ப தெளிவாவே சொல்லிக் குடுக்குறேன் என் மகனுக்கு.
ஆமா ஆ. ம். ம். கண்டிப்பா. சரிதான்.